ஏன் விரும்பி செய்யக்கூடியது இல்ல அம்மாக்கிட்ட கத்துக்க ஆரம்பிச்சப்ப என்ன பிரச்சன வந்ததுன்னா, மொதல்ல அத சொல்லிர்றேன். அம்மா வந்து கை ரொம்ப எக்ஸ்பர்ட்டு 20 வருஷம், 30 வருஷம். அவுங்க மேஜிக் பண்ணுவாங்க. உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க, எந்திரிச்சு இங்குட்டு, அங்குட்டு போயிட்டு இங்குட்டு வர்றமாரி இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்க அப்பிடீன்னா சாம்பார் ரெடியா இருக்கும், ரசம் ரெடியா இருக்கும், காய் ரெடியா இருக்கும். மெரட்ன மாரி, ஏதோ மேஜிக் போட்டமாரி இருக்கும். ஒரு 0:20, 0:25 நிமிஷத்தில எல்லாமே தயாராயிரும். மொத்தமா. ஆமா, அவுங்க வந்து அந்த கொழம்புக்கு காய் அறுக்குறதுகூட முன்னாடி பண்ணமாட்டாங்க. அருவாமன வச்சுருப்பாங்க. அத தாளிச்சு அந்த எண்ண வதங்குறக்குள்ள அந்த கா காயெல்லாம் அறுத்து, தொக்கு, தொக்குன்னு தூக்கி போடுவாங்க. நமக்கு அந்த வேகம்ல்லாம் வராது அப்பிடீன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எங்க அம்மாட்ட சின்ன, சின்ன டிஷ் இதெல்லாம் கேட்டேன். எனக்கு வந்து இந்த சிக்கன் புலாவ்ன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். "மெட்ராஸ் சமையல்" அப்பிடீன்னு சொல்ட்டு ஒரு யூட்யூப் சேனல் இருக்கு.
அ, அ. ம்ஹ்ம். எல்லாமே செஞ்சு வச்சுருவாங்க. ம்ஹ்ம். <laughs> ம்ஹ்ம், ம். சேனல். ஆமா, ஆமா. ம்ஹ்ம்.
ஆமா. அதுல அந்த அக்கா நல்லா க சொல்லி தருவாங்க. சூப்பரா இருக்கும். அது வந்து பண்ணலாம். அப்பிடீன்னு சொல்ட்டு நான் முடிவெடுத்துட்டு, என்ட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு கை பெருசு. எனக்கு வந்து என்ன எண்ணம் அப்பிடீன்னா, இந்த சமையல்ல அந்த பக்குவம்ன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது வந்து, இதுக்கு இவ்ளோதான் போடணும், இதுக்கு இது, அந்த அளவு, அந்த அளவு தான் போடணும், அந்த அளவு வந்து, எப்படி போடணும்? அப்பிடீங்கறது அவுங்க லேடீஸ், அதாவது எங்க அம்மாவாகட்டும், எல்லா பெண்களுக்கும் ரொம்ப தொடர்ந்து சமைக்க, சமைக்க அவுங்களுக்கு ஒரு அது வந்துருது.
ம். ஓ! கண்டிப்பா, கண்டிப்பா. அளவு. அ. வந்து கை பழக்கமா மாறிரும் அது. நம்மளுக்கே அறியாம நம்ம கை வந்து அதுக்கு பழகிரும். இந்த அளவு போடணுன்னு. ஆமா.
ஆமா. ஆமா. என்ன பிரச்சனைன்னா, நான் வந்து ஒரு அனேலிட்டிக்கல் என்ஜினியரிங் கய் அப்பிடீங்கிறனால எனக்கு வந்து, அளவு பார்த்து மெஷர் பண்ணி போடணும். அப்பிடீன்னு
<laughs> <laughs> எல்லாமே வந்து கரெக்டான மெஷர்மென்ட்ல இருக்கணும்ன்னு பேசு அ.
ஆமா, ஆமா. அத அப்பிடி கெடையாது. சமையலுங்கிறது, நான் இப்ப ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்பிடீன்னே வந்து சொல்லலாம். அந்தமாரி நான் மொதல்ல முயற்சிச்சது என்னன்னா, இந்த சிக்கன் புலாவ் அப்பிடீன்னு சொல்ட்டு ஒரு டிஷ் அவுங்க போட்ருக்காங்க. சரி அப்பிடீன்னு சொல்ட்டு, நான் வந்து செய்றேன். எனக்கு அந்த அரிசி அளவு போடுவோம். 2 டம்ளர் அரிசி போடணும். அதுக்கு, சரிங்களா! அதுல அவங்க 2 டம்ளர் அரிசிங்கிறப்ப அவுங்க போட்ட அளவ பத்தி நான் க கவனிக்கல. அவுங்க 400 கிராம்ன்னு மென்ஷன் பண்ணாங்க. ஆனா வந்து நான் வந்து, அத வந்து பார்க்கல சரியா. சரிங்களா! அதேமாரி தண்ணீ வந்து அவுங்க, தண்ணீ ரொம்ப முக்கியமான விஷயம். சமையல்ல எது ரொம்ப முக்கியமோ! இல்லையோ! தண்ணீ வந்து ரொம்ப, அளவா போட
<laughs> அ சரி, சரி. கண்டிப் ஆஹா. ம்ஹ்ம். ஓ! ஆமா, ஆமா. தண்ணீ வந்து அளவா போடணும். ஆமா, இல்லன்னா அந்த இதே கெட்டு போயிரும், உணவே. ஆஹா.
ஆமா. அதையும் வந்து நான் சரியா கவனிக்கல. நான் என்ன பண்ணிட்டேன், அது 1 1/2 டம் 3 டம்ளர் அப்பிடீன்னாங்களா! 2 டம்ளர்க்கு 3 டம்ப்ளர் அப்பிடீன்னாங்களா! 3 டம்ளர் ரொம்ப, எது பாஸ்மதி ரைஸ் அதுவும், சரிங்களா! இது வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு, நான் 4 டம்பளர் ஊத்திவிட்டேன் <laughs>
<laughs> <laughs> அளவ வந்து சரியா கவனிக்காம, நீங்க செஞ்சுட்டீங்க.
ஆமா ஏதோ ஒரு அலட்சியமா அப்பிடியே போட்டு. அப்பறம் சிக்கன் வந்து அவங்க 1/2 கிலோ அப்பிடீன்னு சொல்லி போட்டாங்க. நான் வந்து '1/2 கிலோவல்லாம் எப்பிடி பத்தும்?' அப்பிடீன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அப்பறம் அந்த மேரினேஷன் ம் கொஞ்சம் சரியா பண்ணல. அவுங்க வந்து அந்த தயிர் போட்டு, அ கரம் மசாலா, அப்பறம் வந்து அ மிளகாய்த்தூள். இது 2. 2 ரொம்ப சிம்பிளான டிஷ். இருக்கிறதுலே எளிமையான ஒரு உணவு அப்பிடீன்னு தான் நான் சொல்லுவேன்.
ம். ம். ம். <laughs> அ. ஆமா.